ஆமா. இது முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா இது நம்மளுடைய எல்லோருடைய கடமைதான் இது. நம்ம வீட்டின் கூரைகள்லேருந்து வர அந்த நீர, அ அந்த கரெக்ட்டா எந்த இடத்துல விழுகுதோ! அந்த இடத்துல நீங்க கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 2 ஓடு வீடு இருந்ததுன்னா, அந்த ஓட்டு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு நடுவுல, ஒரு தகரம் மாதிரி ஒரு வளைவான ஒரு குழாய் ஷேப் ல வந்து இருக்கும் அது. அதை 2 ஓடுலேருந்து வர தண்ணி அதில வி விழுற மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அது ஒரு லெந்த் தியான குழாய். அதில 2 ஓடோட தண்ணியும் அதில பட்டு அந்த தண்ணி அப்பிடியே ஒரு வாட்டமா ஓடி வரும். ஒரு இடத்துல வந்து கீழே கொட்ற மாதிரி. அந்த இடத்தில வந்து, அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்பிடின்றத வச்சிருப்பாங்க. இது வந்து எங்க வீட்லயே இருக்கு கிராமங்கள்ல. இது வந்து ஆரம்பத்தில எப்பிடி பண்ணாங்க அப்பிடின்னா, அ அப்ப இருந்த அரசாங்கம் வந்து எல்லார் வீட்லேயுமே மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்பிடின்றது 1 கட்டணும். அது ரொம்ப முக்கியம் அப்பிடின்னு சொல்லி, அதுக்கான ரிவார்ட்ஸ் கூட நிறைய குடுத்தாங்க. நீங்க இத கட்டுனீங்க அப்பிடின்னா, உங்ங்களுக்கு வந்து இந்த மளிகை பொருட்களோ! இல்ல ஏதோ அ ஊக்கத்தொகையோ! இதுமாரி ஆமா. அந்தமாரியான இது குடுத்து, மக்களுக்கு அப்ப தானே ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் குடுக்குறாங்களாம் அப்பிடின்னு சொல்லிட்டு. இது, அ மழைநீர் சேகரிப்பு தொட்டிய கட்டி, அங்கே நின்னு அவுங்க வீட்டுக்கு நேர நின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து அந்தமாரி வேலைகள் வந்து அப்ப நடந்தது, என்னுடைய பள்ளிக் காலங்கள்ல. துவக்கப்பள்ளி படிச்சிட்டு இருந்திருப்போம்ல. 2 ஆம் வகுப்பு, 3 ஆம் வகுப்பு அந்தமாரி நேரத்தில. ம், ஆமா, இன்னும் எங்க வீட்ல அது இருக்கு. அந்த வேலைகள் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் <laughs>
ம். ம். ம். ம். ம். ம். ம். அ. ஆ, ஆ. ஆ, ஆ, பார்த்துருக்கேன். ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம். ம். ஒ! ம். பரிசுப் பொருட்கள். ஆ. ஆமா, ஆ. ம். ம். ம். ம். ம். ம். ஆ, ஆமா. ம். ம், ம், ம். வேற, வேற எந்த மாதிரியான சேமிப்பு பண்ணலாம் மழைநீர.
இது போக வந் சொல்லுங்க. ஆமா. இப்போ வேற என்னன்னா, இப்ப அடுக்கு மாடி குடியிருப்புகள் இருந்தது அப்பிடின்னா. இல்ல <hiccups> சாதாரணமா ஒரு மாடியிலே வச்சுக்குவோமே! மாடியில வந்து மழை பெய்யும். அப்போ, அது வந்து வெளியேற்றதுக்கு ஒரு குழாய் வச்சிருப்போம். எப்பிடியும் ஒரு அவுட்லெட் நம்ம கண்டிப்பா வச்சுருப்போம். எப்பிடியும் ஒரு இறக்கமான ஒரு பகுதியா வந்து வச்சு தண்ணி எல்லாம் கரெக்டா அந்த இடத்துல, வந்து விழுற மாரி வச்சுருப்போம். அதுலேருந்து குழாய் கீழே எடுத்து, அந்த கீழே இருக்க குழாய் வந்து அந்த வடிகால்ன்னு சொல்லுவாங்க இல்லயா! மழைநீர் தண்ணி வடிஞ்சு வர்றதுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல போய் அது வடிஞ்சு இருந்துச்சு அப்பிடின்னா, அத நம்ம அப்பிடியே பயன்படுத்த முடியாது. நம்மளுடைய வீட்டுக்கு ஆ நான் என்ன சொல்றது, அ தினசரி வாழ்க்கையில நமக்கு எவ்ளோ தண்ணி தேவைகள் இருக்கும் இல்லயா! ஆ சமையலுக்காகட்டும், வேற, வேற து துணி துவைக்கிறதுக்கு, அப்புறம் குளிக்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர வந்து நம்ம கண்டிப்பா அத சேர்த்துக்கணும். ஆ அத சேர்த்துக்கிட்டா, அது இன்னும் ஒரு, ஒரு ஆய்வுக்கூறு என்ன சொல்லுது அப்பிடின்னா, இந்த மாதிரி நம் சேகரிக்கப்பட்ட மழைநீரை சுத்திகரிச்சு நம்ம பயன்படுத்துறதுனால, சாதாரண நீர் நம்ம பயன்படுத்துறோம் இல்லயா! அதோட அளவு ஒரு நாளோட அளவு, நம்ம பயன்படுத்துறதில 50% லேருந்து 80% வந்து சேகரிக்கப்படுதுங்கலாம். ஏன்னா, அப்பிடின்னா என்ன அர்த்தம் 50 லேருந்து 80% நம்ம மழைநீர யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிலத்தடி சேமிச்சு வச்சுட்ருக்கோம் அப்பிடின்னு அர்த்தம். அப்போ, அது நல்ல விஷயம் தானே! அத ஃபாலோப் பண்ணலாமே! எல்லாரும் <chuckles>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
ஓ! ம். ம். ம், ம். ஓ! ம். ஓ! ஆ. ஆமா. கண்டிப்பா எல்லாரும் பண்ணணுங்க. அப்போ, கிராமப்புறங்கள்லலாம் எப்பிடி சேமிக்கிறாங்க.
ஆமா.

நிச்சயமா, அது சேமிச்சு விடலாம் இன்னும் ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? அப்டீன்னா ஒரு, ஒரு 1,000 சதுர அடி கூரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில சுமார் 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே ஒரு ஆண்டுக்கு நம்ம 550 லிட்டர் தண்ணீகல வந்து அங்க சேமித்து வைக்க முடியும். அது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு உதவும் ஏ 1 சென்டிமீட்டர்ன்றது ரொம்ப கம்மிதானே இல்லயா?
ம். ம். ம். ம். ம். ஆமா, ஆமா. அந்த,
ஆ அப்படி ஆமா. அதுவே வந்து ஒரு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கூரை மேல விழுகிற தண்ணீயே ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ தண்ணீ நம்ம சேமிச்சு வைக்க முடியும். அப்பிடின்னா அப்போ யோசித்து பாருங்க, எவ்வளோ வீடுகள் இருக்கு வெற்றிடங்களில் மழை பெய்யுது எல்லா தண்ணீயும் நம்ம சேமிச்சு வச்சா அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம். இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க.
ம். ம். ம். ஆ. நீங்க இப்போ, 1 நீங்க வந்து சேமிச்சு வைக்கலான்னு, சொன்னோன எனக்கு ஒரு சந்தேகம் வருது இவ்ளோ நாள் சேமித்து வைக்கும்போது தண்ணீ வந்து கெடாம இருக்குமா இல்ல, அதுக்கு பராமரிக்க வேற ஏதாவது வந்து ஏதாவது பொருட்கள் அதுல கலந்து வைக்கணுமா? அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
ம். இல்ல, அது ஓராண்டுக்குன்னு சொல்லல நான். இது, இது தோராயமான ஒரு அளவுதான் சொல்லுறேன். ஒரு ஆண்டுக்கு இவ்ளோ இவ்ளோ லிட்டர் தண்ணீ வந்து இது சேமிச்சு வைக்குதுன்றது கருத்து. ஆனா, இது சேமித்து ஒரு வருஷத்துக்கு நம்ம அதை வச்சுட்டு இருக்க மாட்டோம்ல, அது ரொட்டேஷன் அனுப்பிவிட்டு தானே இருப்போம். அந்த தண்ணீய அந்த சப்ளை வாட்டர் சப்ளை அப்படின்றது அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்பப்போ நம்ம பயன்படுத்துகிற மாதிரி அதிகபட்சம் ஒரு மாதங்கள், ரெண்டு மாதங்களுக்குள்ள அந்த தண்ணீய நம்ப பயன்படுத்திடுவோம். அது அந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
ம். ஆ ம், ம். ம். ம். ம். ம். ஓ! அதாவது தண்ணீர வந்து கொஞ்ச நாளாவது ஒரு மாதமாவது சேமிச்சு வைக்கணும்னா, அதுக்காக ஏதாவது கடுக்காய் அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்களா? அந்த மாரி நாட்டு, ஆயுர்வேத விஷயங்கள் தான் அது மாதிரி நீங்க கேள்வி பட்டுருக்கீங்களா?